ஆமா. அந்த ஆர்வத்த வந்து தூண்டணும். அந்த படம் ஆரம்பமும் அப்படித்தான் இருக்கும். கைதி படம் பாத்தீங்கன்னா, எடுத்தோன ஏதோ ஒரு கும்பல் வரும் பாத்தாலே தெரியும். அவுங்க எல்லாரும் இருக்கிற உடையும் அந்த ஹேர்ற கட் பண்ணியிருக்கிறதவும் போலீஸ் அப்டின்னு தெரியும். அடுத்த ஒரு 10 நிமிஷத்திக்குள்ளேயே பாத்தீங்க அப்டின்னா, "அந்த ஹேர டிரக் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம்." அப்டின்கிறப்போ ஒரு தெளிவான விஷயம் சொல்லிட்டாங்க இல்லயா? அந்த படம் எத நோக்கிபோகுது அப்டின்னு. அந்த மாதிரி இருக்குறது. அந்த படத்தில நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா, முக்கிய கதாபாத்திரம்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிறலாம். நரேன் இருப்பாரு அவர் தான் முக்கியமான கதாபாத்திரம். கார்த்தி வந்து என்னடா லுங்கி கட்ன ஒருத்தன கூட்டிட்டு வந்து இது பண்றாங்க. அதுவும் அதாவது அந்த கதாபாத்திரத்த நீங்க எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த இதில.
கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஆ. கண்டிப்பா.
ஏன்னா, அந்த படம் முழுவதும் பாத்தீங்கன்னு வச்சிக்கோங்க, கார்த்தி வந்து அந்த கை விலங்கோடயே திரிவாரு. படம் சொ கடைசி முடியுமா? அதை கழட்டவே மாட்டாங்க. அது தான் அது வந்து என்னடா கைவிலங்கோடையே போட்ருக்கிறீங்க அப்டின்கிறப்போ அப்புறம் அந்த பிரியாணி எடுத்தவொன்னே, அவர் போய் அந்த பிரியாணி சாப்பிடுவார் பாத்தீங்களா. அந்த இது.
ஆமா, ஆமா. ம். ஆமா, ஆமா. அந்த தூக்குவாளி அந்த சீன் வந்து எல்லாருக்கும் எல்லார் மத்தியிலயுமே ஒரு பிரபலமான சீன் ஆயிருச்சு அந்த படத்துல.
ஆ ஆமா. பாருங்க இப்ப சொன்னவுன்னே உங்க மூஞ்சிலேயே வந்து ஒரு மலர்ச்சி வந்துருது. அப்பா, ஆமான்னு அப்டின்னு சொல்லிட்டு. அந்த.
<chuckles> கண்டிப்பா அதுவும் பிரியாணின்னு சொன்னீங்கன்னா எப்டி மலர்ச்சி வராம இருக்கும். <chuckles>
<chuckles> அ ஆமா அந்த கதை குடுக்கிற ஒரு சந்தோஷம் இப்ப நீங்க பாத்தீங்களா? அதை அவர் சரியா எழுதியிருக்காரு. சரியா காட்சி அமைச்சிருக்காங்க. அதனால தான் உங்க இப்ப நான் அந்த வார்த்த சொன்ன உடனே உங்களுக்குள் இருந்து ஒரு சந்தோசம் வருது பாத்தீங்களா? அந்த அந்த விஷயத்த சந்தோசத்த தூண்டணும். இல்ல, அப்டின்னா ஒரு ஆர்வத்த தூண்டணும். ம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அத வந்து நீங்க சொன்ன உடனே வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நெறைய ஹோட்டல்கள்ல வந்து தூக்கு பிரியாணின்னு அந்த படத்துக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு.
ஆமா, ஆமா உண்மதான் அந்த இதில. அது கைதி பிரியாணி அப்டின்னுகூட சில இடங்கள்ல வந்து விக்கணும்.
ஏ. அது வந்து ஆ கைதி பிரியாணின்னு அந்த இதோடு வேற வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு.
ஆமா விலங்கோட கூட சில இதில வந்து மாட்டிக்கிட்டு சாப்பிடலாம் அப்டின்கிற மாரி கூட சொல்றாங்க. அந்த ம் பாருங்க. எந்த அளவு ஒரு கதை அப்டின்கிறது எந்த அளவு தாக்கத்த உருவாக்கிருக்கு இந்த இடத்தில.
ஆமா, ஆமா. <chuckles> அது நெறையா ஆமா. கண்டிப்பாங்க அது மட்டும் வ எந்த வயதின்னருன்னு கெடையாது. எல்லா வயதினருமே அது வந்து உள்ள நொழைஞ்சுருது அந்த கதை.
ஆமா, ஆமா அந்த மாரி தாங்க இருக்கணும். இப்ப நான் இந்த இது சொன்னேன் இல்லைங்களா? கருப்பு பட்டியல் அப்டின்னு சொல்லிட்டு மேலை நாடுகள் சீரியல் ஒண்ணு பார்த்தேன் அப்டின்னு சொல்லிட்டு. அது அதில பாத்தீங்க அப்டின்னா அதில ஒரு 40, 45 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. நல்ல கோட் சூட் அந்த மாரிலாம் போட்டிருப்பாரு. அவர் பக்கத்தில இன்னொருத்தர் அது தான் முதல் எபிசோடு அது ச ஒரு 7 வருஷம் போச்சு. கிட்டத்தட்ட 140 எபிசோடுக்கு மேல அது வந்து போச்சு. சரிங்களா? அதெல்லாம் அங்க கொஞ்சம்.
ஆமா, ஆமா. ஓஹோ! ஆத்தாடி! 140 <chuckles> அவ்ளவும் பார்த்தீங்களா?
ஆ நூத்தி நாப்பது நான் முழுவதும் பாத்தேன். அந்த இது பாத்தேன். அது ஏன் பாத்தேன் அப்டிங்கிறதுக்கான காரணம் நான் சொல்றேன் பாருங்க. அது தான் அந்த கதையோட ஆர் அந்த முதல் தொடக்கம் அப்படின்கிறது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உருவாக்குது அப்படின்கிறது தான் இந்த இதில முக்கியமான விஷயம். அவரு உட்கார்ந்துருப்பாரு. எது முன்னாடி உட்கார்ந்திருப்பாருன்னா இந்த FBIன்னு சொல்வாங்க தெரியுமா? அமெரிக்க உளவு துறை நிறுவனம். அந்த இது.
ஆ சொல்லுங்க.